ஓ! அப்போ குளிச்சுட்டு இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து நீங்க பண்ணுறீங்க அப்படின்னா, அதுவும் இரவு நேரம் இல்லையா? 12 மணின்னு சொன்னீங்க. அப்ப உங்களுக்கு வந்து அ ரொம்ப கஷ்டமா இருக்காதா? 12 மணிக்கு யார்றா குளிப்பா? அதாவது, "12 மணி நேரத்துக்கு போய், நான் ஏன்டா சுடுகாடு போறேன்." அப்படின்ற மாரி இருக்குமே.
ஆம். நிச்சயமாங்க. அப்படி தான் இருந்தது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, வேற வழி இல்ல. நான் பழகுனதுனால, பழகிட்டு கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் நீங்க பாருங்க, நான் வந்து 1 மணிங்க சாப்புட்டு 1 மணி கிட்ட தான் நான் வந்து படுப்பேன். 1 மணி கூட இல்ல, 1 1/2 மணி ஆயிடுங்க சொல்லப்போனா. <swallows> அப்ப அந்த 1 1/2 மணிக்கு படுத்துட்டு, காலையில பார்த்தீங்கன்னா என்னால வந்து, "லேட்டா எந்திரிக்கலாம்." அப்படிங்கிற சூழ்நிலை எல்லாம் கெடையாதுங்க. ஏன்னா, நான் வந்து கூட்டு குடும்பத்தில தான் இருந்தேன். அப்படிங்கம் போது மா
அப்ப இன்னும் கஷ்டமா இருக்குங்க.